ம். ஆ. அப்டியும் சொல்லலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் போல தான் வந்துட்டு தெரியறது. அப்ப நீங்க அந்த மாரி பொறுப்பு. நீங்க ஏன் வந்துட்டு ஒரு தொலைபேசி இல்லாம போனீங்கன்தா வந்து எனக்குத தெரியல. ஆனா ஓரளவுக்காது நம்ம.
அப்ப கைப்பேசியே கெடையாதுங்க. நான் போன காலத்துல.
ஓ அந்த காலத்துல. ஆ, ஆனா வந்துட்டு ஓ <chuckles> ஆஹீ அப்டின்னா அந்தக் காலத்துல நீங்க ஒரு புக்காது வந்துட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். 30 நாள்ல ஜெர்மன் கத்து.
இல்ல, நான் எப்டி கஷ்டப்பட்டு சொன்னேன்றது எனக்குத் தெரியும். அத வுடுங்க. அத உடல் மொழிய வச்சுதான் சொன்னே நானு.
அந்த மாரி நீங்க ஏதாது. ஆனா அ அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்டி அத சமாளிச்சீங்க? உடல்மொழி வச்சிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு வன்டிங்களா? <chuckles>
ஒரு 4-5 விஷயம் மட்டும் கத்து வச்சுக்கிட்டேன். அந்த 4-5 பெயர்கள் மட்டும் கத்து வச்சு.
சரி. அ ஆனா இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம
அத வச்சு கேக்கறதே. இது இது இது அப்டின்னு நோ அப்டின்றது சொல்றதுக்கு. அத சொல்லிட்டு எனக்கு வேணும் அப்டின்னு சொல்லி கேக்கணும். அவ்ளோதான். அது அது அந்த ஜெர்மனாந்த, அந்த ஒரு 4-5 இது விஷயத்த மட்டும் நான் கேட்டு வச்சன்.
அவ்ளோ தான். கண்டிப்பா. நான் எப்டி ஒரு நாட்டுக்கு போறப்போ அந்த நாட்டோட கரன்சிக்கும் நம்ம கரன்சிக்கும் உண்டான ஒரு வித்தியாசத்த கத்துக்குறமோ. அந்த மாரி தான் வந்துட்டு, அந்த மொழிய பத்தி ஒரு ஒரிதோட இல்ல அதுக்குண்டான ஒரு ஒரு எதாவது ஒரு விஷயம். ஒரு நீங்க வந்துட்டு சொன்ன <chuckles> மாரி ஒரு காய் கேக்க கூட முடியாத அளவுக்கு நாம போகக் கூடாதுங்கறது கண்டிப்பா உண்மை தான். சோ அந்த மாரி நம்ம போய் அப்டி தான் வந்து நம்ம நண்பர்கள் உருவாக்குறோம். நீங்க வந்துட்டு ஒரு உதவிய வந்து ஒருத்தங்கிட்ட போய் கேக்காம இருந்தீங்கன்னா. <tsk> அவங்க எப்டி வந்து உங்களுக்கு நண்பர்கள் <chuckles> ஆவாங்க. நம்ம வந்துட்டு எல்லாமே <chuckles> நம்மளே வந்து பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணாலு பண்லாந்தா நான் இல்லனு சொல்ல. நீங்க வந்துட்டு இந்த காலத்துல ஒரு ஆப்ல ஆடர் போடலாம். எல்லாமே பண்ணலாம். ஆனா நம்ம இன்னொருத்தங்க கிட்ட போய் கேக்குறப்ப தான் வந்துட்டு அவங்களும் உங்கள பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அ நண்பர்களாக முயற்சிப்பாங்க. ஆனா அத கேக்குற ஆட்கள தேர்ந்தெடுக்கிறது வந்துட்டு அது <chuckles> உங்களோட தெறம தான் சொல்லணும். எல்லார்துகிட்டயும் போய் நம்ம வந்து எல்லாமே கேக்க முடியாது. அ ஒருத்தவங்களோட ஒரு உடல்மொழினு ஒண்ணு இருக்குல்ல. அத வச்சு அவங்க நமக்கு உதவி பண்றாங்களா இல்லையாங்கற அளவுக்கு வந்து நம்ம வந்து அத ஜட்ஜ் பண்ண கத்துக்கிட்டு தான் வந்துட்டு அவங்கள கேக்கணும்.
ஏன்னா பர்மனண்டா அங்க இருக்க போறதுல்ல. நான் இருக்க போறது ஒரு 2 மாசமோ, 3 மாசமோதான். அதனால.

வ வட்டார வழக்கத்துல ஒரு 4, 5 வார்த்த இல்லையா? சாப்பாடுன்னா ஒ அத அத ஒரு அந்த இதுக்குச் சொன்னதுக்கு வந்து, அ.
ஒரோ கடய காட்டி கேட்கலாம். ஆனா புதிய இடம்ங்கறப்போ, அது வந்து ரொம்ப புதுசாதான் இருக்கும். நமக்கு <chuckles> அந்த அளவுக்குக் கூடத் தெரிஞ்சிருக்காத ஒரு எடம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு புதிய இடம். நீங்க வந்து அங்க போய் அந்த ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு அனுபவமே இல்லாம நீங்க வந்துட்டு போறதுதான். இந்த மாரி ஒரு ட்ரிப்பு போறப்பயும் சரி, அந்த மாரியும் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு, அ அதுக்கு தகுந்த ஒரு தயார தயாரிப்போடதான் தயாராய்தான் வந்துட்டு நம்ம போகணும். அப்படி இல்லாட்டி நீங்க கேட்கலாம், இல்ல பக்கத்துல இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ போய்க் கேக்கறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாரி ஆங்கிலம் பேசாதவங்களா வந்து இருப்பாங்களான்னா எனக்கு தெர்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு சைனால கூட இப்போ எல்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
ஊட்டா. அந்த மாரி ஒரு 4, 5 விஷயத்த அந்த மாரி தான். அதா அததான் நான் கேட்டேன் நான். அது தான் கேட்டே நான். இல்ல அனுபவிச் அனுபவத்துல தான் சொல்றேன் நானு. அனுபவத்துல தான் சொல்றேன் நானு. அதும் இங்க கூடக் கெடையாதுங்க. இங்க கூட கெடையாது. இங்கயாவது நாம எதையாது சொல்லி இது பண்ணிக்கலாம்.
இந்தக் காலத்துல தோணல. ம்.
அங்க நான் வந்து போனது வெளிநாட்ல. சுத்தமா தெரியாது அவங்களுக்கு. ஆங்கிலம் தெரியாது. எனக்குத் தமிழ், ஆங்கிலத்த தவர வேற எதுவும் தெரியாது. அவங்களுக்கு ஜெர்மனி தவர வேற எதுவும் தெரியாது. ஜெர்மன தவர. அவஸ்தப்பட்டேன், ஒரு சோறு வாங்குறதுக்கு நான் அவஸ்தப்பட்டேன்.
வேற எதுவும் தெரியாது. ஆமா. நீங்க டாய்ச் ஜெர்மன். அதெல்லாம் வந்துட்டு, ஆமா. அ ஜெர்மனி வந்துட்டு அதிகமா அவங்க ஜெர்மன் பேசுற ஒரு ஊரு. நீங்க வந்துட்டு, அ ஜெர்மன் பேசுவாங்க. அப்புறம் அவங்களோட மொழியான டாய்ச் வந்து பேசுவாங்க. அது 2 இல்லாம.
டாய்ச்சு ஜெர்மன் ஒண்ணுதாங்க.
இல்ல. ட்ரேடிஷ்னல் ஜெர்மன் வேற. ஜா ட்ரேடிஷ்னலா வந்துட்டு ஜெர்மன் தான் வந்து டாய்ச், ஜெர்மன் வேற. 2, 2 பாடங்களாதான் அங்க இருக்ககுற பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க அத.
ஆமாங்க. அ அது வேற ஜெர்மன்றது. ட டாய்ச்சுன்றது ஆஸ்ட்ரியால பேசறதுனால அது சொன்னது, 2ம் ஒண்ணுதாங்க. அது வந்து இப்ப வந்து சும்மா அத த சிம்பிளிஃபைட் சைனீஸு து மேன்றீன் அந்த மாரி சொல்றது மாரி சொல்றாங்களே ஒழிய, 2ம் ஒண்ணுதான்.
ஆமா. கண்டிப்பா. ஆனா, அது பாடங்களா படிக்கிறது வந்து பிள்ளைகள் வந்து 2டா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ட நெறைய பிள்ளைகள் வந்துட்டு ட்யூஷன் வராங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு 2 பாடமாதான் வந்துட்டு இருக்கு. ஜெர்மன் தனியா தான் படிக்கிறாங்க. டாய்ச் தனியா தான் வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி அதோட லிட்ரேச்சருமே வந்து அவங்களுக்கு தனித்தனியா தான் இருக்கு.
வழ வழக்கம் தான் கொஞ்சம் மாறும். அது தான் சொல்றேனே. அந்த வழக்கம் வழக்கம் வேறே வேறயா இருக்கும். வழக்கம் வந்து அந்த அவங்க சொல் சொல்லாடல் வந்து வேறயா இருக்கும். நாம எப்படி கொங்குத் தமிழ், நெல்லைத் தமிழ்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி.
இப்போ, இப்போ இ